நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா விமான டிக்கெட் மட்டும் போதும்னு நெறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு விசான்னு ஒண்ணு தேவை அப்படிங்கிறது நெறைய பேருக்குத் தெரியாம இருக்கு. ஆனா இப்ப கொஞ்சம் அதைப் பத்தின ஒரு அறிதல் வந்து இருக்குதான். ஆனா முன்பெல்லாம் அந்த அளவுக்குப் பெருசா தெரியாது. அப்படி இருக்கும்போது விசாவால வந்து பிரச்சனைகள் எதாச்சும் உங்களுக்கு இருக்கா? அதனால ப பயணம் எதாச்சு பாதிக்கப்பட்டுச்சா? அதைப் பத்தி என்கிட்ட சொல்ல முடியுமா?
நிச்சயமாங்க. நிச்சயமாங்க. நிச்சயமாங்க. இது அ 1 நாள், 2 நாள் இல்லைங்க. எங்களுக்கு வந்து ஒரு 110 நாள் விசா வந்து பிரச்சனை ஆச்சு. பிரச்சனை என்ன வந்து எங்களுக்குத் தாமதம் ஆச்சு. என்னன்னா வந்து நாங்க ஐரோப்பால ஒரு ஊருக்கு வந்து அங்க ப அ பயணம் பண்றதுக்காக நாங்க விசா அப்ளை பண்ணிருந்தோம். அ என்னோட மனைவிக்கு வந்து ஸ் ஸ்டூடண்ட் விசா மாரியும் அவங்க வந்து ஹையர் எஜுகேஷன் பண்றதுக்காக அவங்களுக்கு விசா கிடைச்சுருச்சு. ஏப்ரல் மாத கடைசியில கிடைச்சுச்சு. அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கெல்லாம் எனக்கு என்னோட 2 குழந்தைகளுக்கு அப்ளை பண்ணலாங்குற மாரி இருந்தோம். அது அதுக்கப்புறம் மே முதல் வாரம் நாங்க வந்து அப்ளை பண்ணோம். ஆனா எங்களுக்கு ஸ்லாட்டே கிடைக்கல்ல. எங்களுக்கு ஸ்லாட்டே கிடைக்கலை. ஆ ஒரு மாரி எமர்ஜென்சி நாங்க எம்பஸிக்லாம் வந்து மின்னஞ்சல் போட்டு ஒரு மாதிரி எங்களுக்கு ஸ்லாட் குடுத்தாங்க. ஜூன் 23 குடுத்தாங்க, எங்களுக்கு ஸ்லாட் வந்து கைரேகை வச்சுட்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டு போறதுக்காக. அதுவும் நாங்க முடிச்சிட்டோம். ஆனா எ
ஓ! ம். ம். ஓ சரி. ம். இதெல்லாம் வந்து எங்க போய் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. அதுவே என்னக்கு தெரியாதே. எங்க போய் பண்ணுவீங்க?
முதல்ல என்னன்னா, நீங்க அப்பாயின்ட்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்ட்மெண்ட் வாங்கணும். வி.எஃப்.எஸ் அப்படின்னு ஒரு சர்வீசஸ் இருக்கு. அவங்க மூலமா அப்பாயின்ட்மெண்ட் வாங்கும். ஏன்னா எம்பஸிக்கு நாம நேரடியா பேச முடியாது. எம்பஸி வந்து இந்த வி.எஃப்.எஸ் அப்படிங்கற ஒரு தர்ட் பார்ட்டி மூலமா தான் நம்மகிட்ட பேசுவாங்க. நாம வந்து வி.எஃப்.எஸ் க்கு தான் சப்மிட் பண்ணுவோம். எல்லா டாக்குமெண்ட்ஸ் ஆ அவங்க வந்து நம்ம சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் அவங்க செக் பண்ணுவாங்க. அந்த ப் அந்த அப்பாயின்ட்மெண்ட் அன்னைக்கு செக் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ வந்து அந்த அப்பாயின்ட்மெண்ட் கிடைக்கத்தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மே மாசம் ஒரு 5ஆம் தேதி நாங்க வந்து அப்பாயின்ட்மெண்ட் அ வாங்குறதுக்கு ரிக்வெஸ்ட் பண்றோம். பணம் கட்டி வெயிட்லிஸ்ட்ல போச்சு. ஆனா அந்த வெயிட்லிஸ்ட் இருந்து கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு எங்களுக்குக் கிட்டத்தட்ட 1 1/2 மாசம் ஆச்சு. எ எ எப்படின்னா, அந்த நேரத்துல வந்து இந்த பசங்க ஹையர் எஜுகேஷன் பசங்க இருக்காங்க இல்லையா? படிக்கறதுக்கு போவாங்க இல்லையா காலேஜ்க்கு, அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டாங்க. அதனால எங்க இந்த ஃபேமிலி விசா தள்ளி வச்சிட்டாங்க. எதையுமே வந்து
ம். ம். ம். ம். ஓ. சரிங்க. ம். ஆ. ஓ. ம். ஆமா, ஆமா. ஓ!
அட்வைஸ் பண்ணாரு. அப்பாயின்மெண்டே கொடுக்கல சுத்தமா. அப்புறம் ஒரும் ஒரு மாதிரியா வந்து இப்போ எனக்கு வந்து 2 வது குழந்தை வந்து ஸ்பெஷல் கிட் ஆட்டிஸம் அப்பிடின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இருக் அது இருக்கு அதனால வந்து அவளால த ஒரு அசிஸ்டெண்ட் இல்லாம வெளிய போவோ! வரவோ! முடியாது. ஆனா நாங்க ஆமா.
புரியுது, புரியுதுங்க. அடடா! ஆ. கஷ்டனுங்க, கஷ்டம். குழந்தைக்கு எத்தன வயசு ஆகுது 2 ஆம் குழந்தைக்கு?
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வயசு ஆச்சு. அவளுக்கு வந்து இப்போ மே அ அடுத்த மார்ச் வந்தா 7, 7 வயசு ஆச்சு. அவளுக்கு முடியப்போது.
ஓ! ஓ! சரிங்க.
ஆமா. அது அ நான் என்ன பண்ணேன். விவரமா ஒரு மின்னஞ்சல் எழுதி எம்ஃபஸி அந்தத் தூத தூதரகத்துக்கு நான் அனுப்புனேன். இந்த பின்லாந்துங்கிற ஊரோட தூதரகத்துக்கு அனுப்புனேன். அவுங்க என்ன பண்ணாங்க. பாத்துட்டு. சரி ஓகே. நான் உங்களோட கஷ்டம் எங்களுக்கு புரியுது. உங்களுக்கு எமெர்ஜென்சியா அப்பாயின்மெண்ட் கொடுக்க நாங்க இது பண்ணுறோன்னு சொல்லி, ஜூன் 23ஆந்தேதி எங்களுக்குக் கொடுத்தாங்க. நாங்க அத முடிச்சிட்டோம். சரிங்களா! அ எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. அப்பா! முடிச்சுட்டு வந்தாச்சுப்பா! ஆ, என்னோட மனைவிக்கு வந்து ஒரு 11 நாள்ல வந்துச்சு விசா வீட்டுக்கு. அதே மாரி ஆமா. 11 நாள்ல வந்துச்சு. ஆமா. 11 ரே நாள்ல வந்துச்சு.
ம். ம். அப்பிடிங்களா? 11 ஏ நாள் தானா? அப்ப இப்ப முதல் குழந்தைக்கு வந்து அ படிப்பும் அங்க போய் தொடர்ற மாதிரி பிளான் பண்ணிருந்தீங்களா?
ஆமா. அங்க போயிட்டு கன்டினியூ பண்லாம் அப்பிடிங்கறமாரி பிளான் பண்ணோம் நாங்க. எங்களுக்கு முக்கியமா நாங்க போனதுக்கு ரீசனே வந்து ஹையர் எஜிகேஷன்ங்கிறத விட எங்களுக்கு போனதுக்கு ரீசன் 2 வது பாப்பாவுக்கு ஆட்டிஸமா இருக்குறதுனால, இந்த ஊர்ல நல்லா பாத்துப்பாங்க அப்பிடிங்கற ஒரு காரணத்தால தான் நாங்க இத தேர்ந்தெடுத்தோம். இந்த வழிய தேர்ந்தெடுத்தோம் நாங்க. சரிங்களா!
ம். ஓ! புரியுதுங்க, புரியுதுங்க.
இப்போ இந்த மாதிரி இப்படி போயிட்டு இருக்கு. 1 வாரத்துல 10 நாள்ல வந்துரும். மிஞ்சும் மிஞ்சும் போனா 20 நாள்ல வந்துரும்ங்கறதுதான் எங்க கணக்கு. 23 ஜூன் நாங்க சப்மிட் பண்ணி இருக்கிறோம். ஒரு ஜூலை 20 ஆச்சு வரல. எங்களுக்கு ஒவ்வொரு நாள் கடக்கக் கடக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் கடைசியா நாங்க வந்து முடிவு பண்ணிட்டோம். ஓகே. எங்களுக்கு வரப்போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வரப்போறது இல்லன்னுட்டு
ம். நீங்க இதுக்கு இடையில வந்து யாரையாச்சும் அணுகி இந்த மாதிரி எப்ப வரும் அந்த மேல கேட்க முடியாதுங்களா?
நாங்க எம்பசிக்கு மறுபடியும் மின்னஞ்சல் போட்டோம். அதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து, அ நீங்கச் சொல்ற மாதிரி எல்லாம் நாங்க ப்ரியாரடைஸ் பண்ண முடியாது. நீங்கச் சொல்ற காரணம் வந்து எங்களோட ரீசன் எமெர்ஜின்சி ரீசன் லிஸ்ட்லயே இல்ல. ப்ரியாரடைஸ் பண்றது இல்லை. அதனால நீங்கப் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படின்னு சொல்லிச் சொல்லிட்டாங்க அவங்க. அது அது எங்களுக்கு வேற வேற எதுவுமே செய்ய முடியல எங்களால. அதனால பொறுத்துக்கிட்டே இருக்கோம். அப்ப என்ன பண்ணிட்டாங்க. இப்போ வைஃப்க்கு மனைவிக்கு வந்து விசா இன்வேலிட் ஆயிடுச்சுன்னா, இவ்ளோ ஒரு வருஷம் கிட்டத்தட்ட நாங்க வேலை பாத்துட்டு இருக்கோம். இந்த இதுக்காக. எல்லாம் வேஸ்ட்டா போயிரும். பணம் வேஸ்ட்டு. நான் என் வேலையை விட்டுக் உக்காந்துருக்குறது வேஸ்ட்டு. வீட்டை வித்தது வேஸ்ட்டு கார், ஏசி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே வித்தாச்சு. எல்லாமே வேஸ்ட்டா போயிரும். பசங்க 2 பேத்துக்கும் ஸ்கூல் நிறுத்தி ஆச்சு.
ம். ஓ. அடடா. ஆ. ம். ஓ. ஃபுல்லா வந்து அங்கேயே செட்டில் ஆகுற மாதிரி எல்லா ஐடியாவும் பண்ணிட்டீங்க.
ஆமா. ஏன் என்றால் நம்ம ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம் என்றால் இங்கிருந்து காலி பண்ணிவிட்டு போகவேண்டும் என்றால், நம்ம ஜாமானை வேறு இடத்திற்கு மாற்றவேண்டும். ஜாமானை வேறு இடத்திற்கு மாற்றவேண்டும் என்றால், நம்ம உடனே காலி பண்ணினால், உடனே மாத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் எப்படினா யாரோ 2 பேர் நமக்கு இங்க ஹெல்ப்புல் இருந்தால் தான் பண்ண முடியும். அது அது எப்பவுமே இருப்பாங்க என்று சொல்ல முடியாது. அதனால் நாங்க என்ன பண்ணோம். இருந்த வாடகை வீட்டில் இருந்து வேறு ஒரு வாடகை வீட்டுக்கு வந்து என்ன பண்ணோம். அதை வந்து லீஸ்க்கு எடுத்து அந்தச் ஜாமானை எல்லாத்தையும் வந்து இந்த வீட்டில் வைத்துவிட்டு நாங்க பூட்டி வைத்துவிட்டு போகிற மாதிரி. எங்களுக்கு அதுதான் வந்து ஐடியா வாக இருந்தது. அது ஆமா. அது நாங்க பண்ணிவிட்டோம். ஆனா என்ன ஆச்சு எங்களுக்கு நாங்க என்ன நினைத்தோம் என்றால் ஒரு 10 நாள் தானே இருந்துவிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படி என்று நினைத்தோம் நாங்க. ஆனா இது அது நடக்கவில்லை. 10 நாள் நடக்கவில்லை. ஜூலை மாதம் முடிந்துவிட்டது. ஆகஸ்ட் மாசம் அந்த ஜூலை மாதம் கடைசியில் என்னோட மனைவி வந்து இங்க பின்லாந்துக்கு பறந்துவிட்டாங்க. டிராவல் பண்ணிவிட்டாங்க. பண்ணிவிட்டு அங்க கல்லூரியில் சேர்ந்து ஒரு சில வேலைகள் எல்லாம் வந்து செக் பண்ண வேண்டியதெல்லாம் பார்த்துவிட்டு, அவங்களுக்கு வீடு தேவையானது எல்லாம் பார்த்துவிட்டு, வீடு வந்து ஒரு வாடகை வீட்டையும் பிடித்துவிட்டு அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு அவங்க அங்க இருந்து இங்கே கிளம்பி வந்துவிட்டாங்க. ஒரு 15 நாள் இங்கே இருந்தாங்க. பின் பின்லாந்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லிவிட்டேன். உனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை அப்படி என்றால், நீ கிளம்பி இங்கே வந்துவிடு. நம்ம வந்து நீ அங்கே வெயிட் பண்ற, உட்கார்ந்து வெயிட் பண்றதை நீ இங்கே உட்கார்ந்து வெயிட் பண்ணலாம் அப்படி என்கிற மாதிரி சொல்லி நானும் சொல்லிவிட்டேன். எங்களுக்கு அப்படியே
ஆமா. கண்டிப்பா. ம். ம். நல்ல ஐடியா தாங்க. ம். ம். ம். ம். இப்ப அந்தக் குழந்தைங்க அந்த 15 நாளும் நீங்க மட்டும் தான் அந்தக் குழந்தைங்க, 2 குழந்தைங்களையுமே பார்த்துக்கொண்டீர்களா?
நான் என்னோட வந்து அ வொய்ஃப் ஓட பெரியம்மா, பெரியப்பா இருந்தாங்க. அவங்க ரொம்ப வயசானவங்க. 80 வயசுக்கு மேல. அவங்க எங்களுக்கு ஒரு மாரி மாரல் சப்போர்ட் மாரி அங்க இருந்தாங்க. ஆ நான் பெ பெரிய பாப்பாவும் வந்து ஸ்கூல் நிறுத்தியாச்சு. சின்னவளையும் ஸ்கூல் நிறுத்தியாச்சு. ஏன்னா இந்த ஆட்டிஸம்ங்குறதால கொஞ்சம் தெரப்பி மட்டும் போட்டு, கூட்டு கூட்டு போயிட்டு வருவோம். காலையெல்லாம் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் ஒரு ஸ்கூல் ஸ்பெஷல் கிளாஸ் மாரி இருக்கும். அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு ஊட்டிட்டு மறுபடியும் மதியத்துக்கு மேல ஒரு 3 மணிக்கு வந்து ஒரு தெரப்பி கிளாஸ் போயிட்டு வருவோம். அந்த மாரி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆ இது இதே மாரி அப்டியே போகுது. ஆகஸ்ட் முடியுது. செப்டெம்பரும் முடிஞ்சிருச்சு. <tsk> எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா, இப்போ டிசம்பர் மாசம் முடி முடியறதுக்குள்ளயும் அ மறுபடியும் என் மனைவி வந்து வந்தாகணும். எஸ் நவம்பர் முடியறதுக்குள்ள, டிசம்பர் கிடையாது. நவம்பர் முடியறதுக்குள்ளயும் நீங்க மறுபடியும் வந்தாகணும். ஏன்னா ஒரு ஒரு அ விதிமுறை இருக்கு. ஒரு ஊர்ல வந்து விஸா வாங்கிருக்காங்கன்னா அங்க இருந்து நீங்க மறுபடியும் அந்த ஊர்ல இருந்து வெளியே போயிருக்கீங்கன்னா, 90 நாள் தான் வந்து உங்களுக்கு டைம் குடுப்பாங்க. 90 நாளுக்குள்ளே மறுபடியும் வந்திரணும். வரல அப்டின்னா விஸா கேன்ஸல் பண்ணிவுட்டுருவாங்க.
ம், ம், ம். ம். ம்ஹ்ம். ம். ஓ. இது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு தகுந்தாப்புல மாறுமா?
இது வந்து பொதுவா எல்லா நாட்டுலயும் இந்த மாதிரி விதிமுறைகள் கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஓ. இது இங்கயும் இருக்கு. இந்த பின்லேண்ட்ங்கிற ஊர்லயும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பயமாவே இருந்துச்சு. என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா விசா கேன்சல் ஆச்சுன்னா, படிப்பு வேஸ்ட். பணம் வேஸ்ட். நான் வேலையை விட்டது வேஸ்ட். பசங்களுக்கு ஸ்கூல் நிறுத்துனது வேஸ்ட். எல்லாமே வேஸ்ட். என்ன பண்ணணும்னு தெரியல. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. ஆ. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அ அக்டோபர் மாசம் முதல் நாள் வந்துச்சு. எங்களுக்கு ஒரு மெயில் வருது. எங்களுக்கு எம்பஸில இருந்து, அங்க இருந்து ஒரு மெயில் வருது. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணத சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு வருது. எங்களுக்கு அப்பதான் வந்து ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. சரி, நம்மளோட அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணி பாத்துருக்கானுங்க. அப்பக் கூடிய விரைவில் பிராஸஸ்
ம். ம். ம். ஆமாங்க. எல்லாமே ஆமா. எல்லாமே வேஸ்ட் ம். ம். ம். ஓ. ம்.
பண்ணேன்னு நம்பிக்கை வந்துச்சு. அக்டோபர் 14ம் தேதி எங்களுக்குக் கையில விசா கிடைச்சுச்சு. 15ம் தேதி அதிகாலை நாங்க வந்து பறந்துட்டோம். <laughs>
பரவால்லங்க. எதோ அந்த நேரத்துலயாச்சும் வந்துச்சே. தாமதமா வந்தாலும் ஒரு ரிட்டர்ன் போகும்போது, சேர்ந்து போற மாதிரியான ஒரு சூழ்நிலையாச்சு அமைஞ்சிச்சே. ரொம்ப
நிச்சயமா. நிச்சயமாங்க. ஆனா எவ்வளவு நாள் தாமதமாச்சுன்னா, நாங்க ஜூன் 23ல அப்ளை பண்ணி எங்களுக்கு அக்டோபர் 14ம் தேதி வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 110 நாள் இது. இந்த கேப்.
ஆ. ஆ. இது வந்து காரணம் வந்து அதான் அந்த ஸ்டூடென்ட்ஸ்க்கு முன்னுரிமை கொடுத்ததுனால தான் டிலேவா ஆயிடுச்சுங்களா?
கண்டிப்பா. ஆமா. காரணம்தான். ஆனாலும் நீங்க எதுக்கு என்ன காரணன்னு கேட்க முடியாது. இங்க ஏன்னா இந்த எம்பஸில இருக்கிறவுங்க வந்து அதெல்லாம் காரணம் எல்லாம் சொல்ல முடியாது. அப்பிடிதான் சொல்லுவாங்க. ஆனா நாங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி ஆசீர்வாதம் பெற்றவங்கன்னுதான் சொல்லுவேன். ஏன்னா சில பேர் எல்லாம் வருஷக்கணக்குல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காரணமே தெரியாம.
ஆமா. <lip trill> ஆமா, ஆமா. அப்பிடிங்களா?
ஆமா. வருஷக்கணக்குல வெயிட் பண்றாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, 2 மாசம் வெயிட் பண்ணுங்க. 1 மாசம் பொறுத்துக்கோங்க. இன்னொரு மாசம் பொறுத்துக்கோங்க அப்பிடின்னே சொல்லுவாங்க எம்பஸில அது கரெக்டான காரணமும் தெரியல. இப்போ அப்பிடி இருக்கும் பட்சத்தில நம்ம என்னன்னா பாஸ்போர்ட் நம்ம குடுத்திருப்போம் அங்க. நம்மளால வேற வேலைக்கும் போ முடியாது. எங்க போனாலும் பாஸ்போர்ட் கொடுக்கணும். காட்டணும் வெரிஃபிகேஷனுக்கு அதனால வேலைக்கும் போ முடியாது. இல்ல, வேற ஊருக்குப் போய் நம்ம எதோ பொழப்பு பாக்கனா அதுவும் பார்க்க முடியாது. அது ஒரு மாதிரி தொங்கல்ல விட்டமாரி இருந்துச்சு. ஒருமா பைத்தியம் புடிச்சமாரி இருந்துச்சு. அந்த 110 நாள்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50, 60 நாள் பைத்தியம் பிடிச்சமாரிதான் இருந்துச்சு.
ம். ஆமா. ஓ! இவ்ளோ பிரச்சனை வருமா விசா எடுக்கறக்கு? எனக்கு இதுக்கு அந்த அளவுக்குப் பெருசா அனுபவம் கிடையாது. இப்ப இவ்ளோ சொல்லி அதுக்கப்புறம் இவ்ளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருதுங்க. வேறு என்னென்ன மாதிரியெல்லாம் நடக்கும்?
அது அது சில நேரங்கள்ல என்ன நடக்கும்னா வந்து, இப்போ முக்கியமா அந்தப் படிக்கிறதுக்காக வந்திருக்கிறதுனால அவங்க என்ன அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, படிக்கிறப்போ அவங்களோட செலவுக்கு அவங்க கிட்ட இருக்கிற காசு போதுமானதா இருக்குமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. சரிங்களா?
ம். இது எப்ப பாப்பாங்க? போய்ச் சேர்ந்ததுக்கு அப்புறம்மேல பாப்பாங்களா இல்ல சேர்றதுக்கு முன்னாடியே பாப்பாங்களா?
2 முறையும் பார்ப்பாங்க. பயோமெட்ரிக்ஸ் நீங்க விசா அப்ளை பண்றீங்க பாத்தீங்களா, அப்பாய்ண்ட்மென்ட் வாங்கிட்டு ரேகை எல்லாம் வெக்கப்போறீங்க. அப்பவும் பார்ப்பாங்க. நீங்க பிளைட் ஏறி வந்ததுக்கு அப்புறம் பார்ப்பாங்க. ஏன்னா, நீங்க விசா வாங்குறதுக்கு காசு வேற யார்ட்டியா வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் திருப்பிக் குடுத்திருப்பீங்க. சரிங்களா. ஒரே நாள் அ 2 நாளைக்காக வாங்கிட்டு குடுத்திருப்பீங்க திருப்பியும். அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்ட்டு இங்க இருக்கிற மக்கள்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னா, அவங்களோட மக்களுக்கும், அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் வந்து இழுக்காயிரும் அது கொஞ்சம் பீஸ்ஃபுல் இருக்காது. அந்த பீஸ் வந்து கெட்டுப் போகும்ங்கறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, காசு இருக்கணும். அது காசு இருக்கணும்கிறது எப்படின்னா, அ நேத்து டெபாசிட் பண்ணி இன்னைக்கு இருக்கிறது கிடையாது. கடந்த 6 மாசமா அந்தக் காசு அந்த அக்கவுண்ட்லயே இருக்கணும். இந்த மாரி பார்ப்பாங்க.
ம், ம். ஆமா. ம், ம். ம், ம். ம். ஓ!
அப்டி இருந்தால் மட்டும்தான் விடுவாங்க. அதுவும் வந்து அவங்களுக்கு தனியான்னா வந்து இப்போ 1 வருஷத்துக்கு ஒரு ரூ. 10,000,00 ரூவா பீஸ்ன்னா ரூ. 10,000,00 ரூ. 10,000,00, ரூ. 20,000,00 ரூபாய் இருக்கணும் அவங்க அக்கவுண்டன்ட்ல ஒண்ணு. அதுக்க ப்புறம் வந்து அவங்களோட அவங்களோட டிபென்டெனட் நான் வந்து அவங்களோட கணவன். எனக்கு என்னோட சேர்ந்து 2 குழந்தைங்க வராங்கன்னா, அ கணவனுக்கு வந்து ரூ. 10,000,00 ரூபா. 2 குழந்தைகளுக்கும் ரூ. 6,00,000 ரூ. 6,000,00 ரூ. 22,00,000 ரூபா இருக்கணும். ஆக மொத்தம் ரூ. 20,00,000 பிளஸ் ரூ. 22,00,000 ரூ. 42,000,00 காட்டணும் அக்கவுண்டன்ட்ல அப்பதான் விடுவாங்க உள்ள.
ம். ஓ! ம். இந்த 6 மாதமா இந்த ரூ. 42,00,000 வந்து கணக்குலயே வச்சிட்டு இந்த மேரி வச்சிருக்கேன் அப்டிங்கற கணக்கு காட்டணும்.
ஆமா. கணக்கு காட்டணும். அப்பதான் விடுவாங்க.
ஓ! இப்ப வந்து இது இந்தப் படிப்பு வந்து எத்தனை வருடங்கள்
இ 2 வருடம் இந்த படிப்பு.
அப்ப இந்த 2 வருஷமா அந்த ரூ. 42,00,000, ரூ. 42,00,000 கணக்குல அவங்க அக்கவுண்ட் இருக்கறத கணக்குல காட்டிக்கிட்டே இருக்கணும். அப்ப 1 வருடம் மட்டும் நான் காட்டிட்டேன். <inhales> 2ஆம் வருடம் வந்து என்னைச் சரி பாப்பாங்களா?
இல்ல, இப்போ என்னன்னா, மு முதல் முறையா வந்து அவங்களுக்கு மாணவருக்கு, மாணவர்களுக்குக் குடுக்கிறப்பவே 2 வருஷம் விஸா குடுப்பாங்க. ஆனா இந்த ஃபேமிலிக்கு விஸா குடுக்கிறப்ப 1 வருஷம் தான் குடுப்பாங்க. சரிங்களா? அப்போ மறுபடியும் அந்த 1 வருஷம் முடியறப்போ மறுபடியும் நம்ம ரெனிவலுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றப்போ மறுபடியும் நாம காட்டணும். இவ்வளோ காசு என்னோட அக்கவுண்டன்ட்ல இருக்குன்னு காட்டணும். அத யாருக்கு காட்டணுனா, எனக்கு ஃபேமிலிக்கு மட்டும் காட்டணும். எனக்கும் அ என்னோட 2 பசங்களுக்கும் சேர்த்து காட்டணும்.
ம். ஓ! ம். புரியுதுங்க. ஆ. புரியுது. புரியுதுங்க. இப்ப வந்து திரும்பி வந்து உங்களுக்கு அந்த விஸா பிரச்சனைலாம் வராது. இப்ப நீங்க ஒரு வாட்டித் திரும்பி வந்து இந்தியா வந்துட்டு திரும்பி போகும்போது இந்த விஸா பிரச்சனை எதுவும் வராது.
அந்த மாதிரி. இல்ல, இப்ப நம்ம இந்தியா வரத் தேவயில்ல. இப்ப நம்ம வந்து இங்கேயே பா பார்த்துக்கலாம் அதே. டாக்குமெண்டேஷன் அங்கேயே பண்ணிக்கலாம் ஆமா. இது டாக்குமெண்டேஷன் வேல மட்டும்தான்.
இங்கயே அங்கயே ரெனிவல் பண்ணிக்கலாம். ஓ! பரவால்லங்க. எனக்கு நெறைய விஷயங்கள் வந்து சில சந்தேகங்கள் கூட இருந்துச்சு. நெறைய விஷயங்கள் நீங்கச் சொன்னீங்க. என் சந்தேகத்துக்கான தீர்வையும் என்கிட்ட சொன்னீங்க. உங்கள்ட்ட அழகான விளக்கங்களையும் நீங்க வந்து எப்படி வந்துச்சு அப்டிங்கற மாரி சொன்னீங்க. அது நான் அந்தப் பயணத்துல எப்டிலாம் நீங்கப் பாதிக்கப்பட்டீங்க அப்டிங்கறதையும் எனக்கு ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. உங்கள்ட்ட பேசியதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
<smacks lips> கண்டிப்பாங்க. நன்றிங்க, மீண்டும் பேசவோம்.